மோட்டார் யூஸ். ஓகே. ம்.
டி சி மோட்டார் யூஸ் பண்ணும். இது என்ன எப்படி உ ஆ பயன்படுது அப்படின்னா,
உபயோகப்படுத்துறது, ம்.
கண்டிப்பா. ம் இப்ப அந்த கும்பலா அந்த ஸ் ஒண்ணோடு ஒண்ணு மிங்கிலாயி வந்த ஸ்ப்ரிங்ஸ் இருக்கு தெரியுங்களா? அத வந்து எங்களோட அந்த மெஷின்குள்ள போட்டோம் அப்படின்னா மோட்டாரோட அந்த சுழற்சி இருக்குது தெரியுங்களா? அந்த சுழற்சியினால சென்ட்ரிஃப்யூகல் ஃபோர்ஸுன்னு ஒண்ணு உருவாகும் உள்ள. அந்த ஒரு ஃபோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்ப்ரிங்கும் வந்து ஃபுல்லா அந்த 12 வோல்ட்டுக்கேறுன அந்த ஆர்.பி.எத்துல வந்து சுத்த ஆரம்பிக்கும். சுத்த, சுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்ப்ரிங்கா தனித்தனியா வந்து, எங்க அந்த வெளிவர பகுதி மூலியமா வெளிய வந்து தனியா ட்ரேல விழும்.
ஆமாங்க. ம். ஆமா. சரி. ம். ம், ம். அ எனக்கு இதுல ஒரு சந்தேகம் இருக்கு. இப்ப உள்ள போடும்போது நம்ம மறுபடியும் அந்த கும்பல, லாட் ஆஃப்ன்னு சொல்லுவாங்க. ஒரு குழுவா தான் அந்த ஸ்பிரிங்ஸ வந்து நீங்க உள்ள போடுறீங்க. அதோட அவுட்புட் வந்து வெளிய வரும்போது சிங்கள் பீசஸா தனித்தனியா கீழே உ உதிர்ந்து விழுங்குங்களா? அந்த குறிப்பிட்ட கேப் ஓட, அந்த சுருள் கம்பிகள் ஒண்ணோடு ஒண்ணு அமை அவ் அமுங்கியிருக்கும்போது தான் க்ளம்ப்சியா இருக்கும். இல்லைங்களா? அது தனித்தனியா வெளியப்படும்போது மீண்டும் வந்து ஒன் ஒண்ணா இருந்தாலும் நம்மளால ஈசியா பிரிச்சு எடுக்கக்கூடிய ஒரு மாதிரி.
ஆமா. ஆமா. ஆமாங்க. ஆமா, அந்த குறிப்பிட்ட கேப்போட. கண்டிப்பா. கண்டிப்பா. இதுல என்னன்னா ஒ ஒண்ணு ஒண்ணா த் வெளிய வந்து விழுது தெரியுங்களா? அதனால வந்து நம்ப ஈசியா ஒவ்வொண்ணா எடுத்து வெர்ச்சிரலாம். ப்ளஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒண்ணு விழும்போதே அந்த தொழிலாளர்கள் வந்து ஈசியா அத எதுல மாட்டணுமோ, அதுல மாட்டி ஃபிட் பண்ணிடுவாங்க. சோ, அப்ப வந்து ஈசியா இருக்கும்.
ஓகே, ஓகே. ம். ஆமா. ம்ஹ்ம். ம். ம். ம். இந்த ப்ராஜெக்ட் உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு முக்கியோன்னு நீங்க நம்புறீங்க?
ஆ அது வந்து முதல் படியான ப்ராஜெக்ட் அது. என்ன அந்த ப்ராஜெக்ட்ல மூலியமா தான் நான் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டுக்கும் போக ஆரம்பிச்சேன்.
ஓ. இதுவரைக்கும் நீங்க எவ்வளவா ப்ராஜெக்ட் செஞ்சிருப்பீங்க உங்க வாழ்க்கையில?
ஆ 2 ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுள்ளா முடிஞ்சிருக்கு. இன்னும் 2 ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் பெண்டிங்ல இருக்கு, ஒரு சில வேலைகள் இருக்குறதுனால. அது ஒரு கால சூழ்நிலைகளால அது இப்ப என்னால தொடர முடியல. அதனால கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கேன் அதை.
ஓகே, ஓகே, ஓகே. சரி, சரி, சரி. இப் இப்ப நீங்க அந்த ப்ரொஜெக்ட்ஸ் எல்லாம் செய்யும்போது உங்களுக்கு நிதி நெருக்கடிகள் எல்லாம் வந்ததுங்களா? இல்ல குடும்ப உறுப்பினர்கள் வந்து சப்போர்ட் பண்ணாங்களா? அந்த மெஷின்ஸுக்கு தயாரிக்கருக்கு உண்டான அந்த இது வாங்கணும். இல்லீங்களா? மெட்டீரியல்ஸ், ராமெட்டீரியல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் வாங்குறதுக்கு, பணம் அதாவது கல்லூரிக்குப் பணம் தனியா செலவிடுவாங்க. அது போக உங்களோட தனிப்பட்ட முறையில ப்ரோஜக்ட்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு உதவி பண்ணாங்களா?
ஆ இல்ல, குடும்ப உறுப் ஆமா மெட்டீரியல்ஸ் தான். ம், ம்.

நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து. ம். ம். ம். ம்.
நண்பர்கள் சேர்ந்து, அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஆளுக்கு ஒரு ரூ. 2000 அப்டிங்ற, ஓ ஒரு பட்ஜெட்ல வந்தது.
சரி சரி சரி.
அதுக்காக, நாங்க என்ன பண்ணுவோம் அப்டின்னா, இந்த காலேஜ் வந்து சனி, ஞாயிறு லீவ்வா இருக்கும் விடுமுறையா இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க, பார்ட் டைமா வேலைக்குப் போறது.
ஆமா, ஆமா, ஆமா. ப பகுதி நேர வேலைகளுக்குப் போயி, அதுல வர்ற வருமானத்தை ஈட்டி, நீங்க வந்து உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. இது ஒரு. அம்.
ஆமாங்க. சோ, அதுக்காக வந்து தேடாத எடமும் இல்ல. ஏன்னா, அந்த இப்ப நம்ம புது கடைக்குப் போனோம் அப்டின்னா, அந்தப் புதுசா வாங்குறோம் அப்டின்னா, மெட்டீரியல் காஸ்ட்டும் அதிகமாகும். அதனால, நாங்க இந்த ப் பழுது பட்டு இருக்கும் தெரியுங்களா? ஒரு கடை வச்சிருப்பாங்க. சோ, அங்க போய் தேடி கண்டுபிடிச்சு சிரம்ம பட்டுதான் வாங்கணும்.
ம். ம். ம். ம். ம். ம். ஆமா, ஆமா, ஆமா, ஆமா, ஆமா. மீண்டும் பண்ணிக்கக்கூடிய ஒரு எடோ. ஆமா, ஆமா, ஆமா. பரவாயில்ல. அந்த ஸ் எ
அதேதாங்க. சோ, அங்கம்மா வாங் அங்க வாங்குறதுனால, கொஞ்சம் கம்மியான செலவுலயே முடிச்சிட்டோம்.
நண்பர்கள் 3 பேருக்குமே இருக்கற, அந்த எண்ண ஓட்டங்கள் வந்து, ஒரே மாதிரி இருந்தா தானா, நம்ம செய்யிற செயல்ல வந்து சக்சஸ் பாக்க முடியும். வெற்றிகரமா, முடிக்க முடியும். அந்த மாதிரி, உங்களோட நண்பர்கள் வந்து உங்களோட எண்ண ஓட்டங்களுக்கு இணையாக இருந்தாங்களா? இல்ல, எதாவது ஒரு இடத்துல முரண்பாடுகள் இருந்ததா?
ஆ. இல்ல முரண்பாடு எதுவுமே இல்ல. ஏன்னா, அது கடினமான ஒரு அ
இல்ல.
அ. சப்ஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா, இந்த டிசைனிங்க் பண்றதுதான். சோ, அது வந்து, நல்லா வரும் வருன்றதுனால டிசைனிங்க் வந்து நம்ம பண் கரெக்ட்டா பண்ணிட்டோம். அப்டின்னாலே, அந்த பிரிண்டவுட் எடுத்து நம்ம வந்து ஃப்பேப்ரிகேஷன் பண்ற இடத்துல நம்ம குடுத்தோம். அப்டின்னா, அவங்களே நமக்கு அந்த மெட்டீரியல் வந்து செஞ்சு குடுப்பாங்க. சோ, நம்ம மெட்டீரியல் மட்டும் குடுக்கணும். அவங்க வெல்டிங்லாம் பண்ணி செஞ் செஞ்சு குடுப்பாங்க.
ம். டிசைனிங். ஓகே. ஓகே. ம். ம்ஹ்ம். ஓ! சரிங்க, சரிங்க.

ஆ.
அதுல வந்து பாத்தீங்கன்னா, எந்த ஆசிரியர்கள்லாம் வந்து, என்ன வந்து ரொம்ப மட் மட்டமா பேசினாங்களோ, ரொம்ப இதுவா பேசினாங்களோ. அந்த 3வது வருஷத்துலருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. 3வது வருஷம் நாங்க ஒரு குறும் பிராஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அது வந்து வெற்றி அடைஞ்சு அ ஜெயா டிவி, அந்த மாரி டி பெரிய டிவிலல்லாம் வர ஆரம்பிச்சது. அப்
ம், ம்ஹ்ம். ம், ம், ம். ம். பரவாயில்ல. அந்த 2 வருடத் தோல்விகளுக்கு எல்லாம் சேத்தி வச்சு நீங்க உங்களோட 3வது வருடத்துல அதுக்குண்டான பதில்கள வந்து குடுத்திருக்கிறீங்க.
ஆ ஆமா. ஏன்னா நான் ஆர்வமா நான் அந்த சப்ஜெக்ட் எனக்கு வந்ததுனால எனக்குமே அந்த ஆர்வம் வந்தது. சரி நல்லா படிக்கணும், அறிவ, தோல்வி அடைஞ்ச இதெல்லாம் வந்து வெற்றி பெறணும்ன்னுட்டு படிக்க ஆரம்பிச்சேன்.
அ. நீங்க தொலைகாட்சிகள்ல வர அளவுக்கு நீங்க எந்த மாதிரியான பிராஜெக்ட்ஸ்ஸூ செய்முறைகள் செய்தீங்கன்னு பகிர்ந்துக்க முடியுமா?
அ நிச்சியமா, நான் வந்து மெக்கானிக்கல் துறையில இருந்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ பெரிய பெரிய தொழிற்சாலைகளும் சரி இல்ல குறுந்தொழிற்சாலைகளும் சரி, சின்ன சின்ன ஸ்பிரிங்கு தான் இருக்கும். உரா உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்த டிக் டிக் பென்னுன்னு சொல்லுவாங்க.
ஆ, என்ன? ம். ஆமாங்க. ஆமா, ஆமா, ஆமா.
அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன அ டயாமீட்டர் உள்ள ஒரு ஸ்ப்ரிங்கு தான் இருக்கும்.
ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு. ஆமா சுருள் கம்பின்னு சொல்லுவாங்க. ம்.
ஆ அதே தான். ஸோ அந்த வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு தொழிற்சாலையில வந்து, ஒரு கும்பலா தான் போட்டு வப்பாங்க. ஒரு அடைச்சு தான் வப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா, அந்த கம்பி வந்து ஒண்ணோட ஒண்ணு வந்து சுழர்ண்டு தான் இருக்கும்.
ஆமா, ம். ஆ.
எப்டி சொல்றேன் அபடின்னா?
எளிதா எ அ எளிதா அதுலருந்து ஒரு கம்பியை நம்மளால பிரித்து எடுக்க முடியாது. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வந்து ஜாயிண்ட்டாயிருக்கும் அத சொல்ல வரீங்க. ஓகேங்க.
ஆ, அது அதே தான். ஏன்னா இப்போ ஒரு ஒரு தனித்தனியா இருந்தா நம்ம இப்ப எடுக்க ஈஸியா எடுத்துறலாம். ஆனா ஒண்ணோட ஒண்ணு கும்பலா இருக்கும்போது அத பிரிச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் <chuckles> கஷ்டமா இருக்கும். அந்தக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா, அந்த சிறு தொழிற்சாலைகள்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு மனிங் மனிதர்கள் தான் ஈடுபட்டு அத அது பிரிச்சு ஒவ்வொண்ணா எடுத்துட்ருப்பாங்க.
ஆமா, ஆமா, ஆமா. ஓகே. ம்.

ஓகே. அது வந்து சொல்லுங்க. வெற்றிகரமா உங்களோட புராஜெக்ட் முடிஞ்சிருக்கு இல்லைங்களா? ம். சரிங்க.
அதுக்கு நடுவுல வந் ம். ஆ, ஆமாங்க. சோ இதுல இருந்து எதனால நான் தோல்வில இருந்து மீண்டு வந்த அப்டின்னம்போது நான் இந்த 2 வருஷமா வந்து நான் வந்து தோல்விலதான் இருந்தேன் சொன்னேன் தெரியுங்களா படிப்புல. 3வது வருஷத்துல இருந்துதான் இந்த டிசைனிங் சப்ஜெக்ட் வந்ததால கொஞ்சம் ஆர்வம் வந்தது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஆ, 3வது வருஷம் இந்த புராஜெக்ட்லா முடிச்சேன். அதுக்கு அப்புறம் யமஹான்ற கம்பெனில வந்து ஒரு காம்படிஷன் ஒரு போட்டி வக்கிறாங்க.
அ. ம், ம், ம். ம். ம். சரிங்க.
அது வந்து, எல்லா காலேஜ்ல இருந்தும் நம்ம கலந்துக்கலாம், ஓபன் காம்படிஷன் தான் அது. அதுல வந்து, ஒரு டிசைனிங் பண்ணணும். அந்த டிசைனிங் வந்து பைக் டிசைனிங்கோ இல்ல கார் டிசைனிங்கோ எந்த மாரி டிசைனிங் நீங்க இது பண்ணாலுமே, அவங்களோட இன்ஜினோட ஸ்பெசிபிகேஷன் வந்து சேஞ்ச் பண்ணாம, வெறும் ஏரோடைனமிக்ஸ் மட்டும் வச்சு, அந்த வெளியே இருக்கு அந்த டிசைனர் வரும் தெரியுங்களா? அத மட்டும் வச்சு மைலேஜ்ஜ இன்கிரீஸ் பண்ணனும் சொல்லிட்டு தான் அவுங்களோட கான்செப்ட். ஓ.
ஆ, ஆ. ஓகே, ஓகே. ம், ம், ம். ம். ஓகே. ஆமாங்க. ம். அவுங்களோட அந்த அடிப்படையான அ எதையுமே மாத்தாம புதுமைய உருவாக்குறது. இல்லைங்களா? ஓகே.
ஆமா. வெறும் வெளி வெளிய இருக்குற அந்த தோற்றத்த மட்டும் மாத்தி மைலேஜ் வந்து அதிகப் படுத்தனுன்றது.
சரி, சரி, சரி, சரி. ஓகே.
சோ, இன்ஜின்ல கை வைக்க முடியாதுன்னம்போது, நம்ம பெர்ஃபார்மன்ஸ்ல எதுவும் பண்ண முடியாது. அப்ப வந்து நம்ம அவுட் இல்லனா டிசைன் மட்டும் தான் எதாச்சும் சேஞ்ச் பண்ணனும். அதுக்கு முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரோடைனமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏரோடைனமிக்ஸ்ன்னா என்ன அப்டின்னா, ஆ எந்த அளவுக்கு ஒரு வாகனம் வந்து காற்றை வந்து கிழித்துட்டு போதோ, அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து எரிபொருள் வந்து மிச்சமாகும்.
ம். ம், ம், ம். ம், ம். ம். மிச்சமாகும். அதோட வெளிப்புற தோற்றத்துல அந்த வண்டியோட வெளிப்புற தோற்றத்த மாத்துறதுக்கு, உங்களோட உதவி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்டின்னு சொல்றீங்க. கரெக்ட், கரெக்ட்.
ஆமா. கண்டிப்பா. சோ, அது வந்து நான் டிசைனிங் பண்ணி குடுத்துட்டேன். குடுத்துட்டு ஒரு மாசத்துலயுமே எனக்கு ரிசல்ட் பண்ணி செலக்ட் பண்ட்டாங்க என்ன. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு யமஹா வாகனமும் குடுத்தாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா காலேஜோட, அ, சென்ட்ரன்ஸ் சென்டர் இருக்கும், அங்க ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அதுல வந்து டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருந்தாங்க.
ஓகே. ஓ! ஓ! ஆ, ம், ம், ம்.

பரவால்ல. எந்தக் கல்லூரில வந்து நீங்க முதல் 2 வருடங்கள் வந்து ம் சுமாரான மாணவன்னு பேர் எடுத்தீங்களோ அதே இடத்துல வந்து உங்களுக்குப் பாராட்டு விழா நடந்த மாதிரி இந்தப் பரிசு வந்து உங்களுக்குக் கிடச்சிருக்குது. <chuckles> அ பரவாயில்ல. ம்.
அ. கரெக்டா சொன்னீங்க. ஆ இது தான் நடந்தது. அப்ப வந்து அவங்க பேசம்போது நம்ம கல்லூரிக்கு இங்க பெரும குடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அது என்னால மறக்க முடியாத ஒரு இது. அதுவே வந்து ஒரு வெற்றியாவே நான் நினச்சுட்டுருந்தேன்.
ம். ம். ம்ஹூம். ஒரு நம்மளோட தமிழ் இதுல வந்து ஒரு பழமொழி இருக்குங்க. அது ஒரு பழமொழி கிடையாது. அது ஒருக் ஒரு குறிப்பிட்ட செய்யுள். "ஈன்ற பொழுதின் பிரித்துவக்கும் தன் மகனைச் சான்றோன் எனக் கேட்ட தாய்" அப்படின்னு சொல்லிட்டு அது இப்ப சடன்னா எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த மாதிரி உங்களோட பெற்றோர்கள் வந்து உங்கள ஈன்ற பொழுதில இருந்த மகிழ்ச்சிய விட பல தோல்விகள்ல இருந்து மீண்டு வந்து நீங்க வந்து வெற்றி அடைஞ்சு ஒரு இடத்துல நிக்கறீங்க பாருங்க. அதப் பாக்கும்போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருந்தது? அதச் சொல்ல முடியுமா?
ம். ரொம்ப இனிமையா சொன்னீங்க. ம். ஆ நிச்சயமா. ஏன்னா இப்ப ஒரு க ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்கத்துக்காகக் கூப்புட கல்லூரி வந்து இப்ப பாராட்றத் விழக்காகக் கூப்டம் போது அது அவங்க கண்ணுல நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஆனா அது வந்து அவங்க வந்து வெளிப்படுத் எல்லா பெற்றோருமே வெளிப்படுத்தமாட்டாங்க அந்த ஈசியா. நம்ம வந்து அவங்களோட கண்ணப் பாத்தே நம்ம புரிஞ்சுக்கலாம், நடக்குறத வச்சே நாம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதவிட ஒரு சந்தோஷம்.
ம், ம், ம். ம். புரிஞ்சுக்க முடிஞ்சது. அது வந்து ம். கண்டிப்பா. பெற்றோர்களுக்கே இருக்கிற ஒரு இது என்னன்னா, ம நம்மளுக்கு வந்து எல்லாமே செஞ்சு குடுப்பாங்க. ஆனா, தூரமா இருந்து நம்மளுடைய வெற்றிகள்ல வந்து ரசிச்சு பாப்பாங்க. உங்க கூடப் பேசுனது, உங்களுடய அன்ப உங்கள நீங்கப் பகிர்ந்துகிட்டதற்கு ரொம்ப நன்றி. இன்றைய இளைஞர்களுக்கு வந்து இது ஒரு பாடம். எல்லாத்துக்குமே பெற்றோர்கள்ல சார்ந்து இருக்காம, சுயமா தானே சம்பாரித்து அதன் மூலம் வர வருமானத்த வைத்துப் படிப்புக்கு தனக்குத் தானே உதவிக்கிறது வந்து ஒரு நல்ல ஆட்டிட்யூடு. ஸோ உங்களுடன் பேசுனதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
நிச்சயமாங்க. நிச்சயமாங்க. நீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க. நன்றி நன்றிங்க.